ஆமாங்க. இப்ப கீரைகளுக்கெலாம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா
ஒண்ணு அவங்கள வந்து ஏனா, சில குழந்தைக வந்து கொஞ்சம் பயமுறுத்தி இப்போ பாரு உனக்கு கண்ணு நல்லா அப்புறம் தெரியாது. இந்த இதில நீ சாப்பிட்டினா தான் கண்ணு நல்லா தெரியும். கொஞ்சம் வளர்ந்த கொழந்தீங்கன்னா, நம்ம இப்டி ஊட்டுற மாரி இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி வற்புறுத்தி ஊட்டுற மாரி இருக்கும். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு நினைவு இருக்கா உங்களுக்கு?
ஆமா. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அவங்க எதனால சாப்பிட மாட்றாங்கன்னு முத யோசிப்பேன். அந்த கீரை சாதத்துக்கு வந்து ஏத்த மாரி ஒரு ஒ சைட் டிஷ் இருந்தா வந்து அவங்க ஈஸியா சாப்பிட்டுருவாங்க, அப்டிங்கிற மாதரி எனக்கு தோணுச்சு. அப்ப என்ன பண்ணேனா அவங்களையும் ஈர்க்குற மாதிரி இருக்கணும் அந்த சைட் டிஷ் வந்து இதுக்கும் ஒத்து போற மாரி இருக்கணும்னு சொல்லி இந்த பேட் அப்பளம் இருக்கும் பார்த்தீங்களா கலர் கலர் அப்பளம்.
சரிங்க. கண்டிப் கண்டிப்பா க்
அத பொறிச்சு வந்து குடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து அவங்க அந்த கீரை சாதத்தையும் வந்து அந்த அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த மாரி எதாவது வந்து, அ சைடுல ஏதாவது ஒரு உணவுகள் அந்த சைட் டிஷ் சேர்த்து குடுத்தோம் அப்டினா, கண்டிப்பா பிள்ளைங்க சாப்ட்ருவாங்க. அதுவும் இல்லாம அந்த கீர செய்யும்போது என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் பருப்பு அதிகமா போடுவேன். பருப்பு நம்ம குறைச்சி குறைவாள போடும்போது நமக்கு கீரை அதிகமா இருக்குற மாதிரி நமக்கு தோணும். அப்ப அந்த கீரையோட டேஸ்ட் மட்டுமே தெரியிற மாரி இருக்கும். அந்த பருப்போட டேஸ்ட்டே தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம் பருப்பு கொஞ்சம் அந்த சிறுபருப்பு அதிகமா போட்டு செஞ்சோம் அப்டின்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமும் கூட நல்லாவும் சாப்பிடுவாங்க. அதுல வந்து ஆ பருப்பு டேஸ்ட் வந்து அந்த கீரை டேஸ்ட்ட வந்து மேனேஜ் பண்ணிரும். இப்ப அந்த 2 ருசியும் சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல ஒரு ருசி கிடைக்கும். அதில லைட்டா நெய் போட்டு நம்ம ஊட்டம்போது இன்னும் ருசியா இருக்குங்க.
கண்டிப்பாங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப் ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்காக எந்த உணவு எப் எப்டி அ பக்குவத்தில் நம்ம குடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட இப்டி குடுத்தா சாப்ட்ருவாங்க அப்டின்ற மாதிரி நீங்க ஒரு ஒரு குறிப்பா அழகாவே சொன்னீங்க. உங்கள்ட்ட பேசனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குது நன்றி.
நன்றி.